ஆ அதற்கான ஒரு குரு கெடைக்கணும்ல!
2 மாசத்துக்கு அப்புறம் தான நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க!
ஆமா. ஒரு குரு கெடைக்கணும்ல! நமக்கு.
ஆமா, கண்டிப்பா. ம்.
அந்த புக்கு வாங்கி 2 மாசம் ஆச்சு. அதுவரையும் நான் என்னா பண்ணுவேன் ஸ லலிதா சகஸ்வர நாமம் ரொம்ப அடிக்கடி படிப்பேன். அப்ப நான் ஒரு கோவில்ல போய்ட்டு, சகஸ்சர நாமம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கோயில்ல அடிக்கடி படிப்பேன். அப்ப என்னோட தோழி வந்து பக்கத்தில பாத்து, நீ இவ்ளோ ஸ் நல்லா படிக்கிறியே உச்சரிப்போட சான்ஸ்கிரீட்ட படிக்கிறியே? நான் சௌந்தரலகரி கிளாஸ்க்கு போறேன்! வர்றியான்னு? கேட்டோன்னே அவ்ளோதான், "ஆஹா! அ இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம்!" அப்டின்னு சொல்லிட்டு ஆ அப்டின்னு சொல்லிட்டு, அப்பறம் அவ தான் என்னடக்
சரிங்க. ஆஹா! ஆஹா! கண்டிப்பா. ஆமா. ஆனா ஒரு விஷயம் வந்து உண்மையாவே அ எனக்கே நடந்திருக்குங்க நான் அதனால கேட்கறேன். ஒரு விஷயத்த மனப்பூர்வமா நம்ம அத செய்யணும். அப்டின்னு நெனச்சா, அது நம்மள தேடி வரும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாரி அவுங்களுக்கு கோயில்ல வச்சு, நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுருக்கீங்க. அதே மாதரி ஒரு கோயில்ல வச்சு, அவுங்க தோழிய வந்து கடவுள் அனுப்பி உட்டு அந்த ஆசைய நிறைவேத்த பாத்துருக்கார். ரொம்ப அழகா சொல்லுங்க.
ம். அ கண்டிப்பாங்க. ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அத கொண்டு போய் விட்டாங்க. அப்ப என்னா சொல்றா அப்டின்னா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த புக்க தொடறதுக்கே அருகதை இருந்தா தான் தொட முடியுமான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்டி வேறையா? சரி ஆமா. அந்த புக்க தொடுறதுக்கே ஒரு அருகதை வேணுமாம்! ஆண்டவனோட அணுக்கறகம் இருந்தா தான் தொடவே முடியும்ன்னு "நான் வந்து, ஒ 2 வருஷமா படிக்கிறேன் டி என்னால முடியல! அ நெறையா தடங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அ அதனால நான் கொஞ்சம் விட்டுட்டேன். ஆனா நீ இப்படி உச்சரிப்புலாம் நல்லா படிக்கும்போது, நீ சீக்கிரம் கத்துக்கிறவேன்னு நெனைக்கிறேன். உன்னைய கொண்டு போய் விடுறேன்" நானும் இந்த கிளாஸ விட்டு போன கிளாஸ மறுபடியும் உன் கூட வந்து தொடர்றேன்னு சொல்லிட்டு வந்தா. வந்துட்டு பாக்கும்போதுே என்னா, எல்லாரும் அந்த சீனியர் அளவுல படிக்கும்போது எனக்கு ஒரே ஆசை, "ஐயோ! இது மாதிரி நாம எப்ப தான் படிக்க போறோம்ன்னு தெரியலையே!" அப்டி சொல்லிட்டு. அவ்ளோ ஆசைப்பட்டேன்.
ம். என்னா சொல்றீங்க? சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. ஏன்னா, அ நம் நம்மள விட அவுங்க வந்து ரொம்ப வருஷமா கத்துக்கிறதுனால ரொம்ப எளிதாவே நெறையா விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? சரிங்க.
ஆமா. ஆமா. அப்டி அழகா ஒ ஒவ்வொண்ணும், ஒவ்வொரு ஸ்லோகமும், ஒவ்வொரு ராகம் வேற! இந்த அழகா சொல்லி குடுக்குறாங்க. நான் என்னா பண்ணேன்! இந்த அந்த ஹெட்ஃபோன மாத்தி, மாத்தி என்னா பண்ணீட்டேன அந்த இருட்டுன்னு கூட தெரியல! நான் பாட்டுக்கு கத்தி படிச்சுட்டுருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு மறுபடி வந்து என்னா பண்ணேன்! அவுங்கள்ட்ட போய் சொல்லி காமிச்சேன். "பரவால்லடி வந்து சீக்கிரமாவே கத்துக்கிட்டியே! பரவால்லையே!" அப்டின்னாங்க. ஒரு குரு மாணவிய வந்து சொல்லும்போது, அதுவே நமக்கு பத்தாததா? ஆ அப்ப
ஆ ஆ, ஆ. சரிங்க. ஆ ஆ. சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க.